நான் வந்து கண்டுபிடிச்ச சின்ன பொய்ன்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய அண்ணி ஒருத்தங்க வந்து எனக்கு வேல தர்றேன்னு சொல்ட்டு ரொம்ப ஆசையா வேல தந்தாங்க. ஆனா அந்த வேலைல "உனக்கு இவ்ளோ சம்பளம் தர்றேன்"மான்னு சொன்னாங்க. ஆனா உண்மையா சம்பளம் அதவிட பன்மடங்கு அதிகமா இருந்துச்சுங்கறத நான் கண்டுபிடிச்சேங்க.
ஆ. ம். ஓகே. ஓ! இது வந்து ஒரு வித்தியாசமா <chuckles> இருக்குங்க. வித்தியாசமாவும் இருக்கு, ரொம்ப <tsk> ஆச்சரியமாவும் இருக்கு, பரவாயில்ல.ஆ.
ஆ. ஆ. அப்ப அந்த மாரி தருணத்துல வந்து, "அந்த பொய் என்ன பாதிச்சதான்னு கேட்டீங்கன்னா" ஆமா, ஆமான்தான் இல்லன்னு சொல்லல. ஆனா வந்து, அந்த தொகை வந்து என்னுடைய அண்ணனுடைய குழந்தைங்களுக்காக போகுதே, அப்டிங்கற ஒரு மனப்பக்குவம் அன்னைக்கி கடவுள் எனக்கு தந்ததுனால, எனக்கு அது ஒரு பெரிய பொய்யா தெரியலைங்க.
ஆ. ஒ! புரியுதுங்க புரியுதுங்க.
எதுவா இருந்தாலும் அவங்க என் அண்ணன் குடும்பத்த பாத்துக்கிறதுக்காக தானே, அத சொல்லிருக்காங்க, அதனால அதுல தப்பே கெடையாது அப்டின்னு சொல்லிட்டு தோணுச்சுங்க.
புரியுதுங்க. உங்களுக்கு ரொம்ப அழகான மனசுங்க ரொம்ப ரொம்ப அழகான மன மனசு. இதே மாதிரி நீங்க சிறுவயதில உங்க, உங்ககிட்ட நீங்க ஏதாச்சும் ஒரு ஞாபகம் இருக்கா? உங்க நீங்க பொய் சொல்லிட்டு, சின்ன பொய் சொல்லிட்டு பெற்றோர்களிடம் வெளிய போனதா இருக்கட்டும், இல்ல வந்து உங்க நண்பர்களோட வெளிய போனதா இருக்கட்டும், இந்த மாரி சின்ன பொய்கள் சொல்லிருக்கீங்களா?
இறைவனுக்கு நன்றி. அத ஏன் கேக்குறீங்க? நீங்க கேட்கும்போதே எனக்கு அப்டியே டங்குன்னு தலைல ஒரு அலாரம் அடிக்ற மாரி <snorts> இருக்கு எனக்கு இப்போ! என்னன்னா, என்னுடைய தோழி ஒருத்தி இருந்தா. நான் வந்து அப்போ என்ன ஒரு 5, 6 படிச்சிட்ருந்தேன்னு நெனைக்றேன்.
<laughs> <laughs> சொல்லுங்க சொல்லுங்க.